அதுக்கப்புறம் வந்து நல்லா போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்ல வந்து அ அம்மா அப்பா வந்து கல காதல் திருமணம் தான். அதனால வந்து எங்க வீட்ல வந்து உறுதுணையா இருந்தா இருந்தாங்க. ஆனா வந்து அவவுங்க வீட்ல தான் கொஞ்சம், இது <chuckles> கோளாறுகள் இந்த மாதிரி ஆச்சு. ஆ ஏன்னா வந்து நான் அவரோட வந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து முன்பு. அதாவது பய கூட வயசுன்ற மாதிரி.
ஆஹா, சரிங்க. ஆ புரியதுங்க. ம். ஓஹோ! நீங்க வந்து 6 மாதம் வந்து மூத்தவங்களா இருக்கறனால வீட்ல வேணாம்னு சொல்லிருக்கிறாங்க.
அது வந்து அவுங் ஆமாமா. ம். அவங்க வீட்ல கொஞ்சம் வந்து முரண்பாடு நறையவே நடந்துச்சு. அத ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள அவரு படாத பட பட்டுட்டாங்கங்க. நான் அந்த இவ்ளோ ப அ ச சண்டை சச்சரவு வறத்துக்கு நம்ம வேணாம் விட்டுறலாம். அந்த மாரிலாம் நான் பின்வாங்கிட்டேன்.
ஓஹோ! அச்சச்சோ! சரிங்க.
ம். ஆனா அவர் இருக்காரு பாருங்க. அவரால தான் நான் இந்த கல்யாணமே எனக்கு நடச்சு சொல்வேன். ம். கண்டிப்பா.
அருமைங்க, அருமைங்க. பரவாயில்லங்க. அதாவது சின்ன வயசுல விட்டுட்டு போனாலும், ஆ மறுபடியும் வந்து எவ்ளோ முயற்சி எடுத்து உங்கள கல்யாணம் முடிச்சுருக்கறாரு! அருமைங்க. ம்.
கண்டிப்பாங்க. அதுக்கு வேற ஒரு பாட்டு வேற அடிக்கடி வேற பாடுவாரு. இனி உன்னை நான் விடு வேணா. அந்த சிகப்பு வெள்ளை மஞ்ச அந்த படத்துல வரும் இந்த பாட்டு
ஓஹோ! ஓ! ஆ ஆமா, ஆமாங்க. அந்த பாட்ட வந்து அடிக்கடி அது ஏன்னா ஒரு தடவை விட்டுட்டேன்னா அவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாரு போலங்க.
ஆ. விட்டுட்டு போனேல. ஆ. <chuckles> ஆமாமா. அதேதாங்க. அதுலருந்து
அதுக்கு நீங்க உங்க தோழிக்கு வந்து நன்றி சொல்லனுங்க. ஏன்னா உங்க தோழி நல்லா வெச்சு செஞ்சிருக்கிறாங்க. <laughs> அப்ப தான் உங்க அருமை தெரிஞ்சிருக்குது.
<laughs> கண்டிப்பா. அது என்னமோ ஆ அது சரியான வெஷங்க. அது இன்னும் வரையும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுருச்சுங்க. நான் இந்த பொண்ண இவர வந்து திருப்பி நான் லவ் பண்றேன் அப்பின்ற மாதிரி. என்னைய வந்து ரொம்ப இழிவா அந்த மாரி என்னய புடிச்சு திட்டுது. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி. "ஓ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் தான் அவன் இப்படிலாம் பண்றான்னு சொல்றேன். நீ வந்து. அதே புரிஞ்சுங்க திருப்பி அவன போய் இது பண்றியா?" அப்டின்னு என்னைய திட்டிட்டு போய் பிளாக் பண்ணிருச்சு. உடனே அவ வந்து கால் பண்ணி, "நான் மன்னிச்சுரு என்னய நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்." இப்படி பேசதுங்க. அப்ப எப்படி இருக்கும்? <laughs> நல்லா விளையாடுது. ஆ டபுள் கேமா இந்த மாரி விளையாடுது. இவங்க இவங்க வந்து சொல்லட்டாங்க. ம்.
<chuckles> சரிங்க. ஓஹோ! ம். ஓஹோ! <laughs> பாவங்க நீங்க. அதான், அதாங்க. என்னன்னா, ஆ அவங்களுக்கு புடிச்ச ஒருத்தர நீங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது, அத வந்து அவங்களால தாங்க முடியல. அதனால ஒருக்கா கோவம் வருது. 2ஆவது தடவை நம்ப தோழி தான அப்படின்னு ஒரு அன்பு வருது. <chuckles>
கண்டிப்பாங்க. ஆ. அப்டிலாம் இல்லங்க. நான் அதுட்ட பேசுறதே நான் விட்டுட்டேன். நான் அப்படி வந்து என்னைய வந்து என்னைய அதோட கல்யாணத்துக்கு யாரங்க கூப்பிடணும்? நான் தோழியா? எங்க அம்மா தோழியா? என்னைய தானே கூப்பிடணும். ஆனா எங்க அம்மாக்கு வந்து வீட்ல போய் "பத்திரிக்கை வச்சிருக்கேன். வந்துருங்கம்மா" அப்டின்னு சொல்ட்டு போகுது, நான் அங்க தான் இருக்கேன். எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். ஒரு வார்த்த பத்தி என்னைய பத்தி கேட்கவே இல்ல. எங்க அம்மா "என்ன இப்படி இருக்குது? இனிமே அதுட்ட பேசாத! நானே கல்யாணத்துக்குலாம் போமாட்டேன்" அப்டின்ட்டாங்க. எங்க அம்மாவும். ஆனா, இந்த கதையெல்லாம் தெரியாதுங்க. துளி கூட தெரியாது இந்த மாரி அப்படி இப்டின்ட்டு. அவ்வளோதான் தெரிஞ்சா மானம் போயிரும். அதனால நான் சொல்லவேல்ல. ஆமா.
அச்சச்சோ! ஆ. ஆமாங்க. ஓஹோ! ஆ. ஆ. அச்சச்சோ! சரி, சரிங்க. <laughs> ஆஹ. <laughs> பாவங்க நீங்க. ஆஹ சரிங்க. ஆ. இப்போ இப்ப நல்லா இருக்குறீங்கல்ல குழந்தையல்லாம், குழந்தை குட்டியோட?
ஆ.

அச்சச்சோ! ஆஹ.
ஆ இது அந்த கதையா மட்டும் தான் சொல்லது, இந்த பழைய கதையும் சொல்லவே இல்ல. அப்ப நானா தான் வந்து கேட்டேன். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆம யுவா! என்னைய வந்து மற்ச மனுச்சிரு என்னைய வந்து, அப்டி இப்டி இப்டி இது பொலம்புது உட்காந்து. தப்பா வந்து என்னைய வந்து இது பண்ணாங்க அப்டின்ட்டு. என்னமோ! நீங்க என்னமோ பண்ணுங்க அப்டின்னு நான் வந்து நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கை நல்லா தாங்க போச்சு. அப்டியே நார்மலா தான் போச்சு. நான் எந்த எதுவும் பேசிக்கி பேசவும் இல்ல எதுவும் பண்ல அப்டின்னே. அப்புறம் 1 நாள் வந்து இந்த பையன் எங்க வீடெல்லாம் தெரியும். அந்த பையனுக்கு. அ அவங்க கரெக்ட்டா வந்து அவங்க வீட்டு பக்கத்தில தான் நானும் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆனா வந்து நான் சொல்லல. அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி எதுவும்லாம் அந்த மாரி காட்டிக்கல. 1 நாள் வந்து இந்த பையன் எப்பையோ எப்டியோ பார்த்தருப்பான் போல இருக்கு என்னைய? பார்த்தட்டு வந்து இந்த என்னது இந்த சர்ப்ரைஸ்ன்னு பண்ணுவாங்க பாருங்க. அந்த இதெல்லல்லாம் வரும்ல. அந்த மாரி நெனைச்சேன். எனக்கே அதிர்ச்சய நம்மளுக்கு இவ்ளோ ஒரு இவ்ளோ ஒரு இது தேவையா? செலவு பண்ணி அப்டின்ட்டு அந்த நடனம் ஆடிக்கிட்டு. அந்த பூவ பூவ கொண்டு வந்து ரிங்கலாம் வாங்கியிருந்தாங்க. அவரு நல்ல பெரிய கம்பெனி வேற வேல பார்த்தாரா? அந்த கோல்ட ரிங்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வாயின்ட்டு வந்து இந்த மாதிரி என்ட்ட நீட்டுனா அப்புறம் நா என்ன என்ன பண்வேன் அந்த நேரத்துல? ஆ
<laughs> ஆஹா. புரியுதுங்க. ஆஹா. சரி, சரிங்க. ஆஹா. சரிங்க. ஓஹோ! சரிங்க. ஆ. ஆமாங்க. ம். <chuckles> ஓஹோ! ஓஹோ! ஆமாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சரின்னு சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டு?
ஆமாங்க. எனக்கு சும்மாவே இந்த பையன ரொம்ப புடிக்குங்க. ஏனா வந்து ரொம்ப அமைதியானது பையன் என் நம்ப சொன்னாலும் கேட்பான் அப்டின்ற மாதிரி ஒரு மனநிலையா எனக்கு புடிக்கும். ஆனா வந்து பரவால்ல. நல்லா இருந்துட்டு போமேன்னு தான் நான் அந்த மாரி தான் விட்டேன் தவுத்து. ஆனா வேணாம் அப்டின்ற மாரி நான் வேணான்னு சொல்லியே அந்த பையன் தானே வேணான்ட்டு போயிட் ம்.
ஓஹோ! சரிங்க. ஆஹ. ஆமா, ஆமாங்க. அவரு தான் வேணான்னு விட்டுட்டு போனாரு. உங்களுக்கு மனசுல இருந்திருக்கு. சரி நம்மளுக்கு புடிச்சவங்க நல்லா இருக்கட்டும்னு நீங்க கண்டுக்காம இருந்துட்டீங்க. ஆஹ.
ஆ கண்டிப்பா. ஆ அதேதாங்க. அப்டிதான் இருந்தேன். சரி <chuckles> வந்து அதுவே வருது. அப்ப அ அப்ப அந்த சமயம் தான் எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி இது. இந்த திருமணத்துக்கு வேல பாார்க்குறேன்னு சொல்லிட்டு. வந்து இந்த வயசானவங்களும், இந்த சொட்ட தலையமோ இந்த மாரி பார்த்தவே எனக்கு இன்னும் திக்கு தூக்கி போ போட்டுருச்சு. <chuckles> அப்ப வேற என்ன சான்ஸ் இருக்கு? <chuckles>
ம். ஓஹோ! ஆ புரியுது, புரியுதுங்க. வீட்ல பாார்க்கற பையன கம்பேர் பண்ணும்போது இவரு நல்லா இருக்கிறாரு. அப்டின்னு தோணியிருக்குது. ஆஹ.
ஆ கண்டிப்பாங்க. சின்ன பையன் வேற அப்டின்னு சொல்லிட்டு. சரி. எனக்கு முக்கியமா வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ணாங்க நாலாம் அதிர்ச்ச நமக்கும் இவ்ளோ ஒரு எஃபோர்ட் தேவையா? அப்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க.
சரிங்க. ஓஹோ! நீங்க அப்டி நெனச்சுட்டீங்க. நான் நல்ல ஒரு ஆளு எனக்கு போய் இவ்ளோ எஃபெக்ட் குடுத்துருக்கியே. நீ வந்து சொல்லியிருந்தாவே நான் செய்றேன்னு பின்னாடியே வந்திருப்பனே.
கண்டிப்பாங்க. <laughs> ம். அதேதான். அந்ததான் அந்த அன்றைய நாள் வந்து நான் இன்னமே மறக்க மாட்டேங்க நானு அது. என் கல்யாணம் கல்யாணமே முடிஞ்சருச்சு எனக்கு. இப்ப குழந்தையே இருக்கு. அவரோட தான் அவரோட தான். அதான் முடிஞ்சருச்சே. அ அந்த நாள் வந்து நான் எப்போதும் போல மாரி தான் நான் வந்து வேலைக்கு போய் வேல தான் இருந்தேன். திடீர்னு யார் யாரோ வந்து அ டான்ஸ் ஆடுனா நம்மளுக்கு எப்டி துக்கு தக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. வந்து இவரு பின்னாடி இருந்து வந்து பார்த்தாரு பாருங்க. அப்டியே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு.
ம்ஹ்ம். ம். ஆஹ. யாரு கூடங்க? அப்ப சரிங்க. அ. சரிங்க. ஆமா, ஆமாங்க. <chuckles> சரிங்க. ஆ இப்ப எப்டி வீட்லயேல்லாம் எப்டி பேசுனீங்க?
இதுதான் என்னோட வாழ்க்கையில வந்த சந்தோஷங்கள்.